ஓ! வேற என்னென்ன பழங்கள்லாம் வந்து இந்த சீசனல் ஃப்ரூட்ஸ்ன்னு நீங்க சொல்லுவீங்க?
ஆ எல்லாம் நெறைய பழங்கள் வந்து சீசனக்கு ஏற்றார் போல தான் வரும். இப்ப மாம்பழத்த குறிப்பிட்ட மாரி, தண்ணீர் பழம்னு சொல்லுவோம் தர்பூசணி. அது வந்து சீசனல் ஃப்ரூட் தான். அதே மாரி இந்த குளிர்காலங்கள், அதா குளிரு இந்த மழை தொடங்கும்பொழுது, இந்த கமலா பழம். ஆ மத்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லுவோம். சிட்ரஸ் பழங்கள். அது எல்லாமே பாத்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்திய அதிகரிக்கும். மழைக்காலங்கள்ல வரக்கூடிய நெறைய வியாதிகள வந்து அது தடுக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா நெறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் சாப்டா சளி பிடிக்கும். அந்த பழங்கள சாப்பிடக்கூடாதுன்னுவாங்க. ஆனா, இயற்கை நமக்கு எப்படி குடுத்துருக்கனா? அதுல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா குடுத்திருக்கு. அப்ப குழந்தைகளுக்கு அத குடுத்து நீங்க பழகிடீங்கன்னா, அவங்களுக்கு இந்த சளி, இருமல் போன்ற தொந்தரவு வந்து இருக்காது.
ம். ம். ம். ம். ம். ம். ம், ம், ம். ம். ம். ம். ம், ம். ம். ம். ஆமா. ம். ஓ! ம். ஆ! அதாவது இந்த ஆரஞ்சு, சாத்துக்குடி அதெல்லாம் வந்து, இந்த செப்டம்பர் மாத காலத்துல வருங்கிறீங்க. அ ஆ ஆவணி அதாவது விநாயகர் சதுர்த்தி அது அத ஒட்டி தான் வருது. அது ஆ ம்.
ஆமா. அதாவது அந்த அந்த குளிரும், மழையும் தொடங்குற நேரத்துல அந்த கேற்ற போல இயற்கையே நமக்கு வந்து பழங்கள குடுத்துரும். அப்புறம் காய்கறிகள்ல பாத்தீங்கன்னா, இந்த ஆடிப்பெருக்குல தான் அந்த அ இதுக்கெல்லாம் போடுவாங்க. பதியமே போடுவாங்க. அப்போ கொடியில வளர்ற நெறைய காய்கறிகள் வந்து அப்போ வரும். ஆ சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா, கீரைகளுக்கு கூட சில காலங்கள் சொல்வாங்க. அந்த சமயத்துல அந்த அந்த கீரைகள் வந்து சாப்பிட்டா அது ருசியா இருக்கும். அப்போ விதைகள போட்டோனா நல்லா வருன்னு ஊர்ல சொல்லுவாங்க. ஆ அந்த மாதிரி அந்தந்த காலத்துக்கு ஏற்றார் போல அந்தந்த உணவு வகைகள் நமக்கு கெடைக்கிறத பொறுத்து. ஆ அந்த மொச்சைலாம் சொல்லுவாங்க. மொச்சையெல்லாம் நமக்கு கெடைக்கும்போது அதுல நெறைய சத்துக்கள் இருக்கு. ஆனா வந்து அதெல்லாம் நாட்டு காய்கறிகள்னால நெறைய பேர் பயன்படுத்துறதில்ல. அதெல்லாம் நம்ம வந்து கெடைக்கும்போது அந்த சீசன்ல சாப்டா அது ரொம்பவும் ருசியாவும் இருக்கும். உடம்புக்கும் நல்லது.
ம். ம். ம். ம், ம். ம். ம். ம். ம். ம். ஆ. ம். ஆ. ஆ. ஆமா. பொங்கல ஒட்டி தான் இந்த நாட்டு காய்கறிகள் வரும். அதாவது அவரக்காய், பரங்கிக்காய் அப்புறம் வந்து கத்திரிக்காய் அதெல்லாம் வந்து, அந்த பொங்கல் சமையல்லே வந்து வரும்னு சொல்லி கேள்விப்பட்டுருக்கேன் நானும்.
ஆமா. அதாவது அந்த புது காய்கறிகள் அப்ப அறுவடைக்கு வர அந்த காய்கறிகள வச்சுதான். பொங்கலுக்கு ஊர்லயே வந்து அவியல் செய்வாங்க. அப்புறம் கதம்ப சாம்பார்னு ஒண்ணு பண்ணுவாங்க. இந்த காய்கறிகள்லாம் போட்டு ஆ இந்த மாரி அந்த நேரங்கள்ல இந்த காய்கறிகள் புதுசா விளஞ்சு வர்றனால, அத பயன்படுத்தி என்னென்ன சமைக்க முடியுமோ, அதெல்லாம் ஊர்கள்ல சமைப்பாங்க.
ம். ம், ம். ம். ஆ. ம். ம். ம்ஹ். ம். இந்த இப்போ தண்ணீர் காய்கறிகள்னு இருக்குல்ல? அதெல்லாம் வந்து எந்த மாரி நாட்கள்ல சமைக்கலாம்? இப்ப முள்ளங்கி இருக்கு, சௌச்சௌ, இதெல்லாம் வந்து நீர் காய்கறிகள்னு சொல்லுவாங்க. தண்ணீர் சத்து நிறைந்தது. இது எந்த மாரி நாட்கள்ல சாப்ட்டா வந்து உடலுக்கு நல்லது?